இப்ப பார்த்தீங்கனா, நம்ம வாழ்க்கையில வெற்றியோ, தோல்வியோ வந்துட்டு தான் இருக்கும். ஆ ஏனா எல்லா நேரமும் வெற்றி வருன்னு சொல்ல முடியாது. எல்லா நேரமும் தோல்வியும் வருன்னு சொல்ல முடியாது. அப்போ சிறிய தோல்விய நீங்க எப்பிடி மாற்றியிருப்பீங்க? ஆ அத நீங்க எப்பிடி எடுத்துப்பீங்க? ஏனா, எல்லோருமே வந்து நல்லா எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தோல்வி ஒரு ஆ வந்துருச்சுனாலே, "ஐயோ! எல்லாம் போச்சு" அப்பிடின்ற மாரி நினைக்கிறவங்களும் உண்டு. அந்த தோல்விய வந்து மாத்தியமைக்கக்கூடிய திறன் வச்சு ஒருத்தவங்க மாற்றதும் உண்டு. அந்த மாரி நீங்க எப்பிடி எந்த ஒரு வகை?
கண்டிப்பாங்க. இப்ப தோல்விகள்ல இருந்து தான் வந்துட்டு பழைய பல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு அடிப்படையாவே வந்துட்டு உணர்த்தும் இல்லேங்களா! அப்பிடின்ற போ ஆ அந்த தோல்வியில இருந்து தான் வந்துட்டு ஒரு வெற்றியே காண முடியும். எந்த காலத்திலேயும் சரி, ஒரு தோல்வி இருந்தால் மட்டுமே அந்த தோல்வி நமக்கு நெறைய விஷயங்கள வந்துட்டு கற்றுக்கொண்டு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தோல்வியில இருந்து தான் நம்ம வெற்றிய வந்துட்டு அடிப்படையாவே எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு. அதாவது என் எவன் எப்பிடினாலும், "என்ன நடந்தாலும் எனக்கு என்ன தோல்வியே வந்தாலும், என் வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன்டா!" அப்பிடின்ற மாரி ஒரு சில விஷயங்கள என்ட்ட சொல்லுவாங்க. நிறைய பேரு இல்லேங்களா! அப்பிடின்றப்போ ஆ ஒரு விஷயம் வந்துட்டு நான் செய்றேன். ஆ ஒரு விஷயத்த முன்னோக்கி எடுத்து நான் அத உதாரணமா எடுத்து நான் செய்ய போறேன் அப்பிடின்றப்ப அந்த விஷயங்கள்ல வந்துட்டு எனக்கு என்னென்ன நடக்கும்? என்னென்ன நடக்காது? அப்பிடின்றது வந்துட்டு முழுக்க, முழுக்க யாருக்குமே தெரியாது இந்த உலகத்துல. ஒரு விஷயம் செய்ய போறன்னா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்திலே வந்துட்டு நம்ம போய் பணிபுரியிறோம் அப்பிடின்னா, அந்த அலுவலகத்தில என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? என்னென்ன வந்துட்டு நம்ம செய்யணும, என்னென்ன செய்யக்கூடாதுன்றது நமக்கு மொதல்ல போனோனே தெரியாது.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அப்படின்றபோ, நம்ம வந்துட்டு 1 விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க, செய்யணும், அப்படின்றப்ப நாம வந்துட்டு போய் செய்றோம் அப்படினா, அந்த விஷயத்த வந்து செய்யறப்போ நம்மளுக்கு வந்துட்டு, ஆ எந்த விஷயங்களும் தெரியாத அடிப்படையில தான் நம்ம போயிட்டு செய்வோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம அந்த விஷயத்தை செய்ய போறப்ப எல்லாத்தையும் செய்து முடிச்சனோ 1 சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். "ஓ! இத செஞ்சா இதுல வந்து த தவறுதல் வந்துட்டு ஏற்படுது. இதனால, வந்துட்டு எனக்கு பிரச்சனைகள்லாவுது. இந்த விஷயங்கள வந்துட்டு நா அப்படியே விட்டுட்டனா எனக்கு கஷ்டமா போயிடும்" அப்படிங்கிற மேரி ஐயோ! இதுல நான் தோல்வி அடைந்துட்டனே! இந்த விஷயத்த ஒழுங்கா என்னால செய்ய முடியலையே!
கண்டிப்பா கண்டி. அதாவது அதாவது ஒரு பாடம் மூலியமா நீங்க வந்து உங்க தோல்விய உணர்ந்து, அதிலலிருந்து வெற்றிய கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா நீங்க அத பாப்பீங்க.
கண்டிப்பாங்க ம். இப்
கண்டிப்பா. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கனா ஒரு மன அழுத்தம் வந்துரும். ம். ஐயோ! நம்ம தோல்வியுற்றோமே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையே மாறிடும். ஆ அது வந்து எப்படி விவரிக்கிறதுனே தெரியாது. அந்த மாரி ஒரு மனநிலை இருக்கும் போது அத எப்டி நீங்க எளிதில் மாத்தி கொண்டு வருவீங்க?
கண்டிப்பாங்க. ஏனா, நம்ம வந்துட்டு தோல்வி அடைஞ்சுட்டோம்னு 1 எடத்தில வந்து கூனி குறுகி மன அழுத்தத்தோடு உட்கார்ந்துடக்கூடாது இல்லைங்களா. ஏனா அடுத்த விஷயங்களை நம்மளால வாழ்க்கையில சந்திக்கவும் முடியாது நேரிடவும் முடியாது. அத எப்புடி எடுத்துட்டு கொண்டு போறதுகிறது வந்துட்டு நம்ளுக்கு தெரியாது. ஆ அதன் அடிப்படையில ஆ இந்த தோல்விய மட்டுமே யோசித்துக்கொண்டு 1 எடத்தில கூனி குறுகி உட்கார்ரத விட இந்த தோல்விய நம்ம அடஞ்சுட்டோம். இந்த தோல்வி 1 விஷயத்த நம்மளுக்கு கத்து குடுத்துருச்சு. அதனால தான் இந்த தோல்வினு நம்ம யோசிக்கிறோம். இந்த தோல்விய வைத்து அடுத்த நட இந்த விஷயத்த செய்யறப்ப அத தோல்வியா எடுத்துட்டு போய் சேர்க்காம நல்ல விதமா 1 வெற்றியோட நம்ம எடுத்துட்டு வந்து நிக்கணும். இதுலேருந்து 1 விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம். அடுத்தபடி செய்றப்ப இந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. அப்ப தா நம்மளுக்கு வந்து சரியான நெலமைக்கு வந்து கொண்டு நிப்பாட்டு. 1 வெற்றிய நம்மளால காண முடியும்ன்றத எடுத்துக்கிட்டு அடுத்த விஷயங்கள நோக்கி தான் நம்ம ஓடுறதுக்கு நிக்கனுமே தவிர்த்து அந்த தோல்வியை யோசித்து கொண்டே அதே எடத்துல வந்துட்டு கூனி குறுகி உட்காரக்கூடாதுன்னு தான் என்னைக்குமே நான் சொல்லுவேங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அதே வந்து நம்ப குடும்பத்தினரோ, இல்ல நண்பர்களோ நம்ப ஒரு தோல்வியுற்றோனா சில பேர் வந்து அத பார்த்து சிரிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அத பார்த்து சிரிப்பாங்க. "அய்யய்யோ! இதுக்கு தான நா முன்னாடியே சொன்னே நீ எதுக்கு இத பண்ணி தோத்து போன?" அப்டின்ற மாரி அவங்க சொல்ற வார்த்தையில நம்ம தோல்விய நம்ம வெற்றியா மாத்தனுமா? இல்லனா. இவங்களே என்ன பேசுரது "நா அவங்கள எல்லா கேட்காம நா தோல்வி அடஞ்சுட்டேன். இது தான் என்னோட 1 படி, ஆ இது இதுக்கு மேல வெற்றிய நா நோக்கி ஓடணும். அதுக்காக தா இந்த 1 படியே!" அப்டின்ற மாரி உங்களுடைய மனநிலைக்காக நீங்க ஓடுவீங்களா? இல்ல இந்த உறவினர்களுக்காகயோ நண்பர்களுக்காகயோ அவங்களுடைய பேச்சுக்காக நீங்க ஓடுவீங்களா?
ம். கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை தான். ஏனா ஆ அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. நெறைய விதங்கள் கருத்துக்கு கருத்து வேறுபாடுகள் நம்மளை பார்த்து சிரிப்பது, கேலி அடிப்பது, கிண்டலடிப்பது நெறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த எடத்தில நம்ம வந்துட்டு அவங்க சொல்றத என்னைக்குமே கேட்க கூடாது. அவங்க சொல்றத நம்ம கேட்டுட்டோம் முழு மனசோட ஏத்துக்கிட்டோனா "நம்ம 1 தோல்வியாளி தான். நமளுக்கு ஒண்ணுமே கெடையாது. எதுவுமே வராது. எல்லாருமே சொல்றாங்க," அப்படின்ற மேரி 1 விஷயத்துல நம்ம வந்துட்டு போயிட்டு உக்காந்துருவோம். அத வந்துட்டு என்னைக்குமே எடுத்துக்க கூடாது. சொல்றவ சொல்ட்டு தான் இருப்பான், 1,000 விஷயத்த. நம்ம அடுத்த விஷயத்த பாத்துட்டு போணு. ஏனா அவன் சொல்றவன்றப்ப அவன் அந்த விஷயத்துல அவன் கரெக்ட்டா இருந்துருப்பானா? அவன் என்ன விஷயத்துல அவன் கரெக்ட்டா இருந்துருக்கான்றத அவனுக்கு நேரா நம்ம பேசுனோம்னா அது எதிர் பேச்சோட வந்துகிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தைகள் வளர தா செய்யும். நம்ம மனசுல நம்ம அத யோசிச்சுட்டு, "இவன் யாருடா சொல்றதுக்கு இவன்லா 1 ஆளா? இவன்டயே 1 கெடையாது அதெல்லா செய்ற திறமையே கெடையாது. இவன் சொல்லி நம்மள இன்னு டவுன் பண்ண தான் ஃபீல் பண்ண வைக்கிறான். நம்ம கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி போறதுக்கான அடுத்த படி வந்துட்டு எடுத்துட்டு முன்னுதாரணமா நம்ம போய்ட்டு தான் இருக்கணும். சொல்றவ 1000 சொல்லுவான் நம்மளுக்கு என்னா தெரியும்," அப்படிங்கறத எடுத்துட்டு நாம போய்க்கணும்ங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. எதோ உங்க வாழ்க்கை இந்த மாரி ஏதாச்சும் உது உதாரணம் இருக்கா? "நான் இந்த மாரி இருந்தேன். நான் வந்து இப்பிடி ஆயிடுச்சு. நான் அதிலிருந்து வெற்றி காண்ட்ருக்கேன்" அப்டீங்குற மாரி, உங்களுக்கு எதும் இந்த தோல்விகள வச்சு, உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எதும் இருக்கா?
கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, என்னோட 10ஆம் வகுப்புல வந்துட்டு, நா வந்துட்டு எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் வந்துட்டு எடுக்கலங்க. அ ரொம்ப வந்துட்டு, அ அதாவது எப்பிடி சொல்றதுன்னா, நா அந்த மதிப்பெண் எடுத்தா தான் நான் நினைத்த ஒரு குரூப் வந்துட்டு என்னால எடுக்க முடியும். 11ம் வகுப்புலயும் சரி, 12ம் வகுப்புலயும் சரி. அத என்னால எடுக்க முடியலன்றப்ப என்னோட மதிப்பெண் வந்துட்டு அ, ஒரு குறிக்கோள வந்துட்டு அடையல. அ கு எப்படி சொல்றது? குறைவான மதிப்பெண்ல வந்துட்டு சேர்ந்துருச்சி. அப்படின்றப்ப அது ம்.
ஓ! செரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க நெனைச்சது ஒண்ணு, வந்தது ஒண்ணுன்னவும் உங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம். ஆ. செரிங்க.
ஆமாங்க. அப்பறம் இந்த ப 11ம் வகுப்பு ஏதோ ஒரு வெ குரூப் எடுத்து படிச்சோம் அப்டீங்குற மேரி படித்து முடித்திட்டேன். ஆனா ஏன் என்னோட மதிப்பெண்ணை வந்துட்டு அந்த விஷயத்துல விட்டுட்டேன். இதுக்கப்பறம் வரப்போற காலகட்டத்துல என்ன படிக்க போறோம்னா, அந்த எடத்துல நான் விடக்கூடாதுங்குற ஒரு குறிக்கோளோட அந்த தோல்விய வந்துட்டு ஏற்றுக்கிட்டு, அ ஒரு வெற்றியின் அடிப்படையில நான் வந்துட்டு, இந்த கல்லூரி பருவங்கள்ல வந்துட்டு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னு, என்னோட டிப்ளோமோவுல வந்துட்டு, அ பர்ஸ்ட் கிளாசு அப்டீங்குறது வந்துட்டு, டிஸ்டிங்ஷன் காலேஜ்ல பர்ஸ்ட்ன்ற ஒரு நெலைமயை வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்தேங்க, ஒரு வெற்றியா.
ஓ! சூப்பர், சூப்பர்ங்க. சூப்பர். அதாவது உங்க தோல்விய நீங்க அழகாவே அத வெற்றியா அத மாத்தியிருக்கீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு எப்பிடி இருந்துச்சு? ஏன்னா, அந்த 10வது வகுப்பு படிக்கும்போது கண்டிப்பா உங்க உறவினர்களோ, உங்க நண்பர்களோ, அ ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது சொல்லிருப்பாங்க. ஒண்ணு ஊக்குவிச்சிருப்பாங்க, இல்லேன்னா "ஏ பாத்தியா! நீ கம்மியா எடுத்துட்ட" அப்டீன்ற மாரி ஏதாவது ஒண்ணு பேசிருப்பாங்க. அப்போ, உங்க மனநிலை எப்டி இருந்துச்சு?
இப்ப வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அந்த நெலைகள்ல வந்துட்டு எனக்கு அ அவ்வளவுக்கான 1 புரிதல் வந்துட்டு கெடையாதுங்க. என்னை பத்தி நான் யோசிக்கிறது, அடுத்த விஷயங்கள யோசிக்குறது, எனக்கு கெடையாது. எனக்கு தெரியாது. ரொம்ப ஒடைஞ்சு போய் தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் சந்திச்சு, சந்திச்சு, அந்த விஷயத்லருந்து வெளியில வர்றப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. இது மேரி நம்ம இருக்ககூடாது. இதுக்கு மாறா தான் நம்ம வந்துட்டு இந்த மேரி விஷயங்கள்ல இருக்கணும். அது மாரியே உட்கார்ந்துருந்தோன்னா அது ரொம்ப வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து முடக்கட்டி போட்றும். அப்டின்றப்போ நம்ம அடுத்த விஷயங்கள யோசிச்சு தான் ஓடணும்ன்றத, லேட்டா புரிஞ்சுகிட்டு, கொஞ்சம் காலகட்டங்கள தாண்டி, அதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள வந்துட்டு செய்து நான் டிப்ளோமா வந்துட்டு எடுத்துட்டு வந்தேன்.
ம். சரிங்க சரிங்க. இதுப்போல வேற ஏதோ சம்பவங்கள், உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? ம் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேலைக்காக நான் இந்த வேலைக்கு தான் போவேன், இந்த படிப்புக்கான வேலை தான் நான் போகுவேன், அப்டின்ற மாரி ஒரு முயற்சி வச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தாங்கன்னா அதுக்கு போக முடியாத நெலைம அவுங்களுக்கு ஏற்படலாம். அப்ப வந்து ரொம்பவே ஒரு பெரிய தோல்வியா தான் நெனைப்பாங்க ஏன்னா நம்ம லட்சியத்தோட அதுக்காக தானே அந்த படிப்ப எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த மாரி நெலை அந்த மாதிரி நிலை உங்களுக்கு எதுவும் இருக்கா?
கண்டிப்பாங்க அதே மேரி பாத்தீங்கன்னா, என்னோட டிப்ளமோ கல்விப் பருவங்கள வந்துட்டு முடித்தவுடன் வந்துட்டு, நல்ல வேலைகள் கெடைக்குன்ற ஒரு ஒரு ஊக்கத்தோட நான் இருந்தேன். ஆனா, பர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தும், நான் பர்ஸ்ட் ரேங்க் எடுத்தும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு வேலை கெடைக்கலன்றது தான், அங்க எனக்கு. ஏன்னா அவ்ளோ இதா, நான் அன்னைக்கி நான் யோசிச்சதுனால இதுல நான் ஜெயிச்சேன், இப்ப இதுல ஜெயிச்சும் வந்துட்டு, எனக்கு வந்த்துட்டு நல்ல ஒரு வேலைகள் கெடைக்கலன்றப்போ, எனக்கு வந்த்ட்டு அது ஒரு தோல்வியா தான் தெரிது. நான் என்ன தான் படிச்சு நல்ல மார்க் எடுத்திருந்தாலும், மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும், எனக்கு நல்ல ஒரு வேலைகள் வந்துட்டு கெடைக்கல! அப்டியே வேலைகள் கெடைத்தாலும் அ எனக்கு ஏற்ற சம்பளத்துல வந்துட்டு கெடைக்கலன்றது தான். ஏன்னா, அ இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வெளியூர்ல வெளியூர்கள்ல போயிட்டு வேலை செய்யணுன்னா, நம்மளுக்கான போதுமான கா காசுகள் வந்துட்டு தேவைப்படும் இல்லைங்களா? ஒரு வாடகை குடுக்கறதோ, ஒரு உணவுக்கான காசுகள் இது பண்றதோ, வீடுகளுக்கு பணம் அனுப்புறதோ, அந்த மேரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்டின்றப்போ அந்த படிப்பு வந்துட்டு எனக்கு அதுக்கான ஒரு இது அங்கீகாரத்தையே குடுக்கல, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சும். அதுவும் எனக்கு ஒரு தோல்வி மேரிதான் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு வருடத்தை ஒரு வருடத்தை வந்துட்டு ரொம்ப நான் வீணடிச்சுட்டேன். அ வேலை தேடுவதுல வந்துட்டு. அ அதுக்கு அப்புறம் நான் இத விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் மேல் படிப்பு படிக்கணும். என்ன கஷ்டம் வீடுகள்ல இருந்தாலும், இன்னைக்கி நம்ம அத யோசிச்சோன்னா, பின்னாடி நல்லா இருக்க முடியாது. அவுங்களையும் பாத்துக்க முடியாதுன்ட்டு ஒரு யோசனைய வைத்துக்கொண்டு, அ இப்ப வந்துட்டு பி.டெக் வந்துட்டு கல்லூரி, படித்து கொண்டு இருக்கிறேன். அ இப்ப வந்து கடைசி வருடம் முடிக்க போறேன். இது மூலியமா எனக்கு நல்லது நடக்கும். என்னோட தெறமைகள தான் வளத்துக்கணுமே தவிர்த்து, இனிமே இந்த படிப்புகள வந்து முன்னுதாரணமா எடுத்துக்க கூடாது. படிப்புகள்ன்றது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், அதும் வந்துட்டு நம்பளுக்கு பெரிய விஷயத்த கை குடுக்காது. அதுலேருந்து என்ன தெறமைகள் நம்ம கத்துக்குறோமோ, அது தான் நம்பளுக்கு வெற்றி காண முடியும், அப்டின்றத தெரிஞ்சுகிட்டேன்.
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டி அச்சசோ! ஆ ஆ, கண்டிப்பா. ஆ! சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டி கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஆ இப்போ நீங்க வந்து சொன்னீங்கல்ல, அந்த தோ ஒரு வருட வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்டினும் போது அந்த தோல்விய நீங்க எப்டி? எடுத் வந்தீங்க <tsk> ஏன்னா, நம்ம ஒரு படிச்சிட்டோம் அந்த இடத்துல வேலைக்கு போலன்னா, குடும்பத்தினரா இருக்கட்டும், இல்ல வேறு யா நம்ம சொந்தக்காரவங்கல்லாம் சும்மாவே சொல்ல வேணா, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்பிடி அந்த நேரத்துல நம்மளுக் உங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. ஒரு உதாரணத்திற்கு சொல்லணுன்னா, நானுமே அது தான் பண்னேன். நான் ஒரு வேலை படிச்சு முடிச்சுட்டேன். நான் படிச்சதுக்கான வேலை கெடைக்கலன்னு நான் போகவே இல்ல <tsk> வீட்ல ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்னேன். ஏன்னா, இந்த வேலையில மத்த வேலை எல்லாம் எனக்கு புடிக்கல. நான் போமாட்டேன், எனக்கு கெடைச்சா நான் அந்த வேலைக்கு தான் போவேன். அப்பிடின்றமாரி உட்கார்ந்துருக்கும்போது, ஆ குடும்பத்துல கொஞ்சம் நாள் சரின்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீ படிச்ச? வேஸ்ட்டா எதுக்கு படிச்ச? அப்பிடின்றமாரி அளவுக்கு கேக்க வந்துட்டாங்க சொந்தக்காரங்கவுல்லாம் இதுதான்டா சாக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு வந்து குத்தி, குத்தி கா கா காண்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு, ஒரு லட்சம் குடுத்து படிச்சிட்டு நீ இப்பழடி தத்தியா உட்கார்ந்துருக்கியே தண்டமா உட்கார்ந்துருக்கியேன்ற வார்த்தைல்லாம் நான் என் காதுல கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத மீண்டு எடுத்து வந்தேன் நானு. ஒரு புது வேலையில சேரும் போது நல்ல ஒரு வேலை நான் சேர்ந்து மாசம் ரூ.35000 நான் முத ஃபிரஷரா போய் ஜாயின் பண்ணும் போதே, எனக்கு கெடைச்சுச்சோ! ஏ ரொம்ப ஆச்சரியபட்டாங்க. ம் அங்க தான் என்னுடைய வெற்றிய நான் பார்க்றேன். அது என் தோல்வியில இருந்து நான் வந்து தான் என் வெற்றிய பார்க்குறேன். அந்தமாரி உங்களுக்கு அந்த நிலை எப்பிடி இருந்துச்சு? அந்த க ஒரு வருடமும் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்ருப்பீங்க, அது எப்பிடி இருந்துச்சு?
அ. கண்டிப்பாங்க. ம். பரவால்லயே! கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். ஏனா அந்த 1 வருடம் வந்துட்டு என்னால வந்துட்டு வீட்ல வந்துட்டு இருக்க முடியலங்க, எங்க அப்பா கிட்ட. ஆ எங்க அப்பா வந்துட்டு <tsk> ஏனா ஒரு ஆம்பள புள்ளைய பெத்துட்டாங்க. ஆம்பள புள்ளைன்றது வந்துட்டு கண்டிப்பா, ஆ பொம்பள புள்ளையை தாண்டி வேலைக்கு செல்ல தான் வேண்டும். அது வந்துட்டு அடிப்படையா முன்காலத்துலேருந்தே உதாரணமா உள்ள ஒரு விஷயம் இல்லைங்களா, அப்டின்றப்போ அவ் ஆ. ஏனா அவங்களுக்கு வந்துட்டு இத பத்தி தெரியல. நான் படிச்சுட்டேன். வேலைக்கு போன்றதுக்கு தான் கஷ்டப்பட்டு காசை கொட்டி படிக்க வைச்சேன் என்ற வார்த்தைகள் மட்டுமே வெளில வருது தவிர்த்து. எனக்கு என்ன வந்துட்டு ''அதுல வேணும் நான் எப்டி யோசிச்சேன் அது நடக்கல அந்த காசோட போய் இருந்தேனா, குடும்பத்துக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டன்ற நான் யோசிக்கிறேன்றத அவங்க யோசிக்கல. என்ன பேசணுமோ பேசிட்டே தான் இருந்தாங்க. இன்னும் என்னனா, ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க, "நீ டிப்ளோமா முடிச்சுட்டு வேலைக்கினு போனீனா அந்த வேல வந்துட்டு 1 வருஷத்துக்கு, அப்புறம் இன்னும் மேலு இடத்துக்கு வந்துட்டு கொண்டு சேர்க்கும். அடுத்து இன்னொரு வருஷத்த தாண்டி ஒரு நிலை. ஆனா என்ன மேல இடத்துக்கு கொண்டு சேர்க்குன்றது, அந்த காலத்துல இருந்தது. இப்ப வந்துட்டு அதுமேரி இல்ல. "ஒரு இடத்துல ஆள் இல்லனா நீ அந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் வேல பாக்கணும். சம்பளங்கள் வந்ட்டு ரூ. 1000 ரூ. 2000 மட்டுமே கூடுமே தவிர்த்து. இந்த டிப்ளோமா கேட்டகரில உள்ளவங்களுக்கு அதுக்கு மேல வந்துட்டு கூடாது. அது அவங்களுக்கு தெரியல எல்லாரும் சொல்றாங்க, சொல்றாங்கன்னு என்ன போட்டு பாடப்படுத்தி என்னென்ன பேச முடியுமோ பேசி. நான் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகி என்ன பண்ணனும்னு தெரியாம, அதுக்கப்புறம் தான் இந்த முடிவயே எடுத்தேன் நானு. சரி நம்ம வந்துட்டு இந்த கல்லூரியை முடித்து கொண்டு அடுத்த விஷயத்த பார்க்க போவோம் அப்டின்றமேரி.
கண்டிப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்ப சத்திய சத்தியமான வார்த்தைன்னு சொல்லலாம் அப்போ. கண்டிப்பா. ஆமா, ஆம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. புரியிது, புரியிது. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க நீங்க உங்க தோல்விகள்லாம் எப்டி நீங்க மீண்டு எழுந்து வந்தீங்க அப்டின்றத. அதாவது பள்ளி பருவத்துல நீங்க ஒரு படிப்புல மார்க் கம்மியா ஆனாலும் அடுத்தடுத்து நீங்க படிச்சதுல வெற்றி காண்டு. அதாது மேல வந்து முதல் இடத்துல வாங்குனதெல்லாம் பெரிய விஷயமா தான் நான் என்னோட வாழ்க்கையில நான் கருதுறேன். அதேமாரி வேலைக்கு போவாம 1 வருஷம் வீட்ல இருக்கும்போது நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்றது புரியுது. ஏனா அந்த வேலைக்கு போனாலும் நம்ம கைக்கு காசு இருக்காது நம்ம உழைப்பு மட்டுமே போகும். அது நம்ப கைக்கு காசு வராம எதுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்ற மாரி நீங்க ஒரு முடிவு எடுத்து அடுத்த படிப்புக்கு போனதுமே ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். உங்கக்கிட்ட பேசனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நன்றி.
உங்களோட பகிர்ந்து கொண்டதிலும் மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.